வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கணும். இல்லை வந்து புதிதா ஏதாவது கத்துக்கணும். அதால ஒரு முன்னேற்றங்களை நோக்கி போகணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுடைய பழக்கவழக்கங்களை மாத்தினா மட்டும் தான் அதை நோக்கி போமுடியும் எப்போவுமே. அந்த மாரி இதில ஒரு சின்ன விஷயங்களை மாற்றுது மூலமா ஒரு பெரிய பலன் அடையலாம் இல்லை முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்கிறது வந்து ஒரு கருத்து மாரி இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
கண்டிப்பா ஏன்னா சின்ன சின்ன பழக்கவழக்கங்கள் அதை தொடர்ந்து ப பின்பற்றுவருவதனால சின்ன சின்ன நல்ல பழக்கவழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றுவதனால, அது நமக்கு வாழ்க்கையில நாளடைவில பெரிய ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும். அதேமாரி தவறான பழக்கங்களும் சின்ன சின்னதா செய்யும்போது என்னென்னா, அது ஒரு நல்ல பெரிய வாழ்க்கையை தலைகீழாவும் மாத்திப்போடும்.
ம். புரியுது. அதாவது அது நல்ல பழக்கமா, கெட்ட பழக்கமா அப்படின்கிறத பொறுத்து தான் அது என்ன விளைவை கொடுக்கும் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது இல்லைங்களா? இந்த இதில.
ஆமா, ஆமா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே உடற்பயிற்சி செய்யறதுனா நல்லா பிடிக்கும். ஏன்னா அது உடல் நமக்கு உடல் அழகாக்கறதுக்கும் நமக்கு தன்னம்பிக்கை குடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அத ஒரு பெரிய இந்த போட்டியில கலந்துக்கிற அளவுக்கு பண்ணாட்டா கூட
சரி. ம். நம்ம இந் அ தினசரி தேவைக்கு தகுந்தாப்ல.
அன்னனைக்கு ஆமா, தினசரி தேவைக்கு நம்மனால வீட்டில என்ன செய்ய முடியுதோ, அத செய்யலாம். இல்ல ஒரு, ஒரு உடற்பயிற்சி நிலையத்தில சேர்ந்துக்கிட்டு செஞ்சாலுமே, அதன் மூலம் அந்த பழக்கவழக்கம் தொடரும்போது என்னன்னா, உங்களுக்கு நாளடைவில பாத்தீங்கன்னா, உடல் வந்து ஒரு 40 வயதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல அ, தோற்றத்த தரும். அதுபோக உங்களுக்கு தேவையில்லாத நோய்கள் வர்றத குறைக்கும், இந்தமாரி நிறைய நன்மைகள் இருக்கு.
சரி. ம். ம். புரியுது. அதாவது ஒரு தொடர்ந்த உடற்பயிற்சிங்கிறது அந்த உடல்ல இருக்க இந்த மெட்டபாலிசம்னு சொல்வாங்க ஆங்கிலத்தில. அது எப்பவுமே ஒரு நல்ல நிலைமையில வைத்திருப்பதனால எல்லா தவறான பழக்கங்களும் அல்லது வியாதிகளுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து வெகுவா குறைக்கப்படுது இல்லேங்களா? இந்த இதில.
கண்டிப்பா, அது போக பார்த்தீங்கன்னா அ, உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சில பேர் வந்து இந்த அ, பள்ளிக்கூட வயதில பாத்தீங்ன்னா அ ஒருத்தங்கள ஒருத்தங்க க ஒப்பிட்டு பாத்து பழகுவாங்க. அத அந்நேரத்துல வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பழக்கத்த தடை பண்ணணும். அது பெற்றோர்கள்ட்டருந்து வரும். அ, ஆனா குழந்தைகளுக்கு வரும் இருந்ததுனா, அத தடை பண்ணணும். அந்த தேவையற்ற சின்ன சின்ன பழக்கங்கள அவுங்க அப்பயே தவிர்த்து விட்டாங்கன்னா, அந்த குழந்தைங்க சில நேரம் அதிகமாக கோவப்படுவாங்க.
ம். சரி. ஆமா.
அ இதெல்லாம் வந்து அப்பருந்தே அவங்க அதை சரி பண்ணணும். அப்படி பண்ற பட்சத்தில என்ன ஆகும்னா, எதிர்காலத்தில வந்து அவங்க இதே குணத்த அவங்க பிரதிபலிக்க மாட்டாங்க. இல்லாத பட்சத்தில என்னன்னா அவங்க இப்ப அப்பயும் ஒரு காலத்தில பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்கள வந்து ஒப்பிட்டு பாத்து, பாத்து தன்னோட வாழ்க்கையே சரியா வாழாம போயிருவாங்க.
புரியுது. அதாவது வந்து அது அப்போதைக்கு பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும், அது வந்து சரி செய்யலை அப்படின்னா, அது ஒரு பெரிய பின்விளைவுகளை கொண்டு போய் விடுது இல்லைங்களா? இந்த இதில.
கண்டிப்பா, கண்டிப்பா. இதுபோ ம்.
இது எந்த மாரி ஆ இப்ப வந்து இந்த சிறு பழக்கம் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு வேறு என்ன மாரியான விளைவுகள்லாம் வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ஒரு நம்ம தொடர்ந்து நல்ல விஷயமா செய்றப்ப?
அ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அ எ நான் என்ன சம்பாத்தியம் வாங்குனாலும், அதில செலவழிக்கிறதுக்கான பழக்கவழக்கம் கொஞ்சம் அதிகம். அதாவது அது உடையா இருக்கட்டும். இல்ல காலணியா இருக்கட்டும், அ நம்ம அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள வந்து கொஞ்சம் அதிகமா செலவழிப்பேன். அது நான் படிக்கிற காலத்துலேருந்தும், நான் முதல் முதல்ல வேலைக்கு தொடங்கின காலத்திலேயும் சரி. என்னோட வருமானம் வந்து நான் அப்ப வந்து 3000ரூபா மாதம் 3000 2003 4 வாங்கினேன்னா, நான் 300ரூபாய்க்கு ஒரு செருப்பு எடுப்பேன். அதாவது 10%
சரி. ம். சரி. சரி. சரி. அதாவது உங்களுடைய இது வந்து, நீங்க அந்த வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே வச்சுக்குவிங்க இல்லைங்களா? இந்த இதில. சரி.
ஆமா, செலவழிப்பேன். ஆனா அதே நேரத்தில பாத்தீங்கன்னா, என்னோட இன்னொரு நண்பரும் நான் ஒரு 4 வருடம் கழிச்சு ஒருத்தர சந்திச்சேன். அவரை பாத்திங்கன்னா அவர் செலவே அழிக்க மாட்ட செலவழிக்கவே மாட்டாரு. அவர் வந்து அந்த ஒ ஒரு 3 வேட்டி வச்சிருப்பார். 1 பனியனு, 1 சட்டை வெளிய போனா போட்டுருக்க வேண்டிய சட்டை இதுதான். அத தாண்டி எதுவுமே பண்ண மாட்டாரு. நான் பாத்தீங்கன்னா வித விதமா அ உடை எடுத்து போடுவேன். நல்லா ஷூ போடுறது, வெளிய போனா கண்ணாடி போடுறது, வெளி எங்க வேணாலும் சுத்துறது. ஆனா கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது. ஆனா உ நம்மளோட தோற்றதுக்காக நிறைய செலவழிப்போம். ஆ
சரி. சரி. சரி. சரி. ம். <laughs> ம். சரி. புரியுது. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மன இத குடுக்கும் இல்லைங்களா? "மன என்ன சொல்வது அதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு குடுக்கும் இல்லைங்களா?" அந்த மாரி இருக்கிறது.
ஆமா சார். ஆனா இது என்னன்னா ஒரு காலகட்டத்தில என்னாச்சுன்னா, எனக்கு இந்த பழக்கவழக்கம் என்னாச்சுன்னா, பணத்தில வந்து எப்படி செலவழிக்கணும்னு அந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாம பேயிருச்சு பணம் அதிகமா கிடைக்கும் போது. அதனால எனக்கு கொஞ்சம் நட்டங்கள் வர்ற மாரி இருந்தது, நான் எடுத்த சில முடிவுகள் வேறு சில விஷயங்கள்ல. ஆனா அந்த நபர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பழக்கவழக்கத்தை அப்படியே எல்லா விஷயத்திலேயும் வச்சுருக்கதுனால, அவரால கொஞ்சம் பணம் சேர்க்க முடிஞ்சுது. ஆனா இதில இன்னும் நான் வந்து அதை ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். ஆனா நான் என்ன சொல் என்ன நான் என்ன யோசிப்பேன்னா
அச்சச்சோ! ஆ, புரியுது. ம். சரி, சரி. <chuckles> ம்.
நான் அனுபவிச்ச மாரி அவரு, அவரு வாழ்க்கைய அனுபவிக்கல அதான் நான் யோ அதுவும் ஒரு விஷயம் இருக்கு.
ஆ இருக்கு. அதாவது பணம் ம்.
நான் என்னோட இளவயதில, நான் எங்கலாம் போனேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சந்திச்சேன். அ எத பத்தியும் வந்து நம்ம என்ன நடந்துருமோனு, அந்த பயம் இல்லாம வந்து முடிவெடுத்து, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இந்த விஷயங்கள் இருக்கு. அதேமாரி அலுவலகம்னாலும், நான் வந்து எனக்கு சரியில்லனா, நான் எதித்து பேசுவேன் அப்ப இருந்தே!
சரி. ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. சரி. உங்களோட கருத்த ஒரு வலிமையா வச்சுருவீங்க, எந்த எடமா இருந்தாலும். இல்லைங்களா? இந்த இதில. ம்.
ஆனா. அவரு எதுமே பேச மா ஆமா. அதனால வந்து நல்லதோ கெட்டதோ, நம்ம நமக்கு வேல தெரியும். வேல செய்வோம் அவ்ளோதான். அ பொறுமை காத்து போறதெல்லாம் கெடையாது. அதேமாரி நான் எனக்கு செலவு செஞ்ச செலவுகள இன்னைக்கும் நான் நெனச்சு பாத்தேன்னா, இதெல்லாம் பண்ணேன்னா சந்தோஷப்படுவேன். ஆனா அவர பாத்தீங்கன்னா, அந்த கா அவரு அந்த காச தான் வச்சிருப்பார். அன்னைக்கு அவரு ரூ. 5 சேர்த்தாருன்னா, இன்னைக்கு அது ரூ. 10யா இருக்கும். அந்த பணத்த அவரு எதையும் வச்சு ஞாபகங்கள் எதுவும் கொண்டு வர முடியாது. நிம்மதியான ஒரு ஞாபகங்கள் நினைவுகள்.
சரி. ம். சரி. புரியுது. அவரு வந்து அத வாழ்க்கைய வந்து சேமிப்புக்கும், ஒரு கஞ்ச பிசுனாரித்தனத்துக்கும் கொஞ்சந்தான் வித்தியாசங்கிற மாரி, அவரு அத வாழவே இல்ல இல்லையா? அவரு சம்பாரித்து எந்த பயனும் இல்லாமங்கிற மாரி போயி இந்த விஷயத்துக்கு.
கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அ அது ஒண்ணு 2வது இன்னொரு என்ன பழக்கன்னா, நமக்கு வந்து எப்பயுமே ஒரு நம்பிக்கைய நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். “நம்ம நல்லாருவோம், நல்லா போயிருவோம். அ நா இதுக்கு மேல பெரிய இதுக்கு போவோம். நம்ம ந விரு விருப்பப்பட்டத வாங்குவோம், செய்வோம்” அப்படின்னு எப்பயுமே நம்பணும்.
ம் ம். ம். புரியிது. ம்.
நம்ம நம்புனாதான், நம்ம வாழ்க்கையில விஷயங்கள் நடக்கும்.
புரியிது. இது ம்.
இல்ல, நம்ம "இது போதும்" அப்டின்னு நினச்சிட்டா எதுவும் நடக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்பிக்க எப்படி இருக்கும்னா, நான் படிச்சு முடிச்சு எங்க ஊர்ல வந்து 2004ல வந்து அப்ப வந்து மொத மொதல்ல ஒரு ரூ. 1,500 சம்பளத்துக்கு வந்து நான் ஒரு அ தொழிற்சாலைக்கு வந்து, ஒரு சூப்பர்வைசர் பதவிக்கு வேலைக்கு சேந்தேன். அப்ப எங்க ஊர்லேருந்து நாங்க வரும்போது ஒரு 6 கிலோமீட்டர் தான் வந்து ஊரோட அ 6, 8 கிலோமீட்டர் வரும். நம்ம சைக்கிள்லேயே தான் அப்ப போவோம். நான் இரவு நேரத்தில வேல முடிஞ்சு போகும்போதெலாம் இருட்டிரும். அப்ப பார்த்தீ்ங்கன்னா, இந்த Yamaha என்டைசர்னு ஒரு பைக் வந்தது மொத மொதல்ல.
ம். ம். சரி. சரி. சரி, சரி. மு அது உங்களுக்கு <chuckles> ரொம்ப வாங்கணும்னு விருப்பமா? இந்த கால
ஆமா. ஆமா. அந்த கைய அகலமா வச்சு பிடிச்சு ஓட்டிட்டு போவாங்க, அந்த அண்டர்டேக்கர் ஓட்டுற மாரி. அ அப்பயே என்னன்னா அது ர இரவுல வந்து இருட்டான ரோடுதான! கிராமப்புறங்கள்ல ஓரம் போ ஸ் கைய விட்டுட்டு சைக்கிள்ல கைய விட்டுட்டு, இப்படி பிடிச்சு ஓட்டுற மாதிரிலாம் நெனச்சு ஓட்டுவோம். வாங்கிறணும் வண்டிய வாங்கிறணும் அப்படின்னு.
அ, அ. புரியிது. ம். ஆமா, ஆமா. ம். சரி
<chuckles> எ இது என்னன்னா, இது வந்து அ வெளியே இருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா நாம என்னன்னா, நமக்கு இந்த விஷயம், இப்ப சைக்கிள் ஓட்னாலும் எல்லார் மாதிரியும் வந்து, எனக்கு இது போதும். நான் இதுலேயே இருந்துருவேன்னு நெனப்பாங்க.
ம். ம். ஆமா.
எ எனக்கு வந்து அந்த அளவெல்லாம் கிடையாது. நான் இதை தாண்டி போணும், அடுத்து என்னங்கிறதை ஒரு மனதில் நினைச்சு அது சம்மந்தமா வாழ ஆரம்பிக்கும் போது தான் அதுபடி நடக்கும்.
அதாவது நீங்க என்ன சொல்றீங்கனா, அது சின்ன விஷயம் நம்ம மனசில வந்து அத ஆழமா உருவாக்கி கொள்ள கொள்ள தான் இந்த இது சொல்வாங்க, மேனிஃபஸ்டேஷண்ணு சொல்வாங்க. அந்த மாரி ஒரு பழக்கம் வைச்சிருந்தா தான் நம்ம இலக்கு, அதற்கான வாய்ப்புகளும் திறக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லைங்களா, இந்த இதில.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
இப்ப இந்த பழக்கவழக்கம் அப்படின்கிறது, உங்களை பார்த்து யாராவது கேட்டு இருக்காங்களா? ஏன் இதை நீங்க பண்ணுறீங்க? இல்ல வந்து ஏதாவது ஒரு கருத்துக்கள் நேய அதாவது நேர்மறையான கருத்துக்களோ, இல்ல நல்ல கருத்துக்களோ ஏதாவது சொல்லி இருக்காங்களா உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களோ இல்ல நண்பர்களோ ஏதாவது?
இல்லை, வீட் யாரும் நம்ம கிட்ட பழக்கங்களைப் பத்தி பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷனோட இயல்பு என்னென்னா, யாரும் நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்கன்னா அதை வந்து யாரும் பாராட்டலாம் மாட்டாங்க. திறந்த மனதோட.
<laughs> சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க. ம்.
அதனால் நம்மளும் அதை எதுவும் கேட்டுக்கிறது இல்ல. ஆனா என்னன்னா நம்ம ஒரு நல்ல நமக்கு உடை தேர்ந்தெடுக்கிறதில நல்ல ஒரு சா டேஸ்ட் இருக்கிறதுனால என்னன்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி உடை போடுவோம். அதனால அவங்க பார்ப்பாங்க, நல்லாயிருக்குபாங்க சில பேர் அந்தமாரி. இது போக பாத்தீங்கன்னா நான் வந்து தனியா வந்து இந்த தினசரி இந்த டைரி எழுதுவேன் என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சின்ன சின்னது அப்பப்ப
சரி. தெளிவு இருக்கு இந்த இதில இல்லைங்களா? ம். ம். சரி, சரி. பரவாயில்லையே! நல்ல விஷயங்க அது. அது நல்லாயிருக்கும், ஆ சொல்லுங்க.
அதுனால என்னன்னா, தொடக்கத்தில வந்து ஒ எழுத ஆரம்பிக்கும்போது மொத மொதல்ல எழுத ஆரம்பிக்கும்போது
ம்.
ஒரு 2, 3 நாள் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது கஷ்டமா இருந்தது எழுத. பிறவு விட்டுட்டு போயிருவோம். பிறவு அதுக்கு ஒரு முக்கியமா நெனைக்க மாட்டோம். ஆனா, அதுக்கு அத ஒரு 6 மாதம் கழிச்சு, நான் அந்த மாதிரி விட்டுட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நான் அத எடுத்து படிக்கும்போது பார்த்தா, ஓ! நம்ம இத 6 மாசத்தில இந்த விஷயங்கள்லாம் கடந்துருக்கோம் கடந்து வந்துருக்கோமோனு சொல்லி யோசிச்சு பார்க்க முடிஞ்சது.
ம். ஆமா, ஆமா. ம். புரியுது உங்களுக்கு ஒரு அன்றைய நாள்ல நாம மறந்துருவோம், பெரும்பாலும் நடந்த விஷயங்கள. ஆனா இதில இருக்கிறப்ப, நீங்க போய்ட்டு அத திரும்ப என்ன எழுதனோம் அப்படிங்கிறத பார்க்கிறப்போ, உங்களுக்கு ஒரு எத வந்து மாத்திக்கணும்? இல்ல சரி பண்ணணும்? எத கொண்டு வரணும்ங்கிற மாதிரி ஒரு எண்ண அலோ அலைகள்லாம் கிடைக்குது?
ஆமா. இது எப்போ உதவும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கஷ்டத்தில திடீர்னு ஒரு கஷ்டத்தில் இருப்பீங்க. ஆனா, நீங்க அதே அதே மாதிரியான சி கஷ்டங்கள வந்து நீங்க ஏற்கனவே கடந்து வந்திருப்பீங்க. அந்நேரம் வந்து அந்த நீங்க டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்நேரம் வந்து நீங்க பட்ட கஷ்டத்த தான் அங்க எழுதிருப்பீங்க. அந்த நாள்ல வந்து, “நான் இததான் பண்ணேன்” அப்படின்னு. அத தாண்டி வந்திருக்கிறது எப்படி வந்தோங்கிறத நம்மளே நம்மள அத தெரிஞ்சுக்கலாம்.
சரி. ஆமா. புரியுது. புரியுது, புரியுது. அதாவது தினசரி இந்த உங்களோட அனுபவங்கள அந்த எழுத்துக்கள் வடிவா பகிர்ந்து வைக்கிறது மூலமா, நமக்கு ஒரு மன அமைதியும், நாள பின்ன ஒரு நல்ல எடுத்துக்கு நமக்கு நாமலே ஒரு எடுத்துக்காட்டா மாறுவதற்கு இந்த பழக்கம் ஒரு உதவிகரமா இருக்கு இல்லைங்களா? இந்த இதில.
ஆமா. கண்டிப்பா.
இப்ப நீங்க, இத வந்து வே வேற யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? என்ன பண்னா அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அப்டின்கிற மாரி. அந்த மாரி அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் வாங்கி இருக்கீங்களா? இந்த விஷயத்த மாத்திகோங்க.
நான் எனக்கு என்னை சார்ந்தவர்கள், நண்பர்கள் இல்ல குடும்பத்தினருக்கு மட்டும் தான் நான் அறிவுர பண்ணுவேன். வெளியே போய் நம்மளா எதுவும் போய் அ வ
ஆ. அதுதான் அந்த மாரி ஏதாது இந்த பழக்கத்த மாத்ங்க. ம்.
நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுவேன் இந்த மாரி "பணம் நீ வந்து முதலீடு பண்ண பழகு" அப்படிம்பேன். ஏன்னா ஆனா எனக்கே அது வந்து 35 வயதுக்கு மேல தான் தெரிய வந்துச்சு. முதலீடு பண்ணுறது எவ்வளோ முக்கியம். அதுபோக கடன் இல்லாம வாழ்றது எவ்வளோ முக்கியம்னு சொல்லி.
சரி. அப்டின்னு. ம். சரி.
ஏன்னா நண்பர்கள்கிட்டயே நான் சொல்லுவேன். "நீ வந்து முதலீடு பண்ணு. அது உன்னோட சம்பளத்துல நீ இவ்வளோ இது தொக இது தொக வந்து எடுத்து ஒதுக்கி வச்சுறு. அப்டிங்கிற பட்சத்தில, ஒரு காலத்தில கஷ்ட காலத்தில உனக்கு அது உதவுங்கிறத" நான் சொல்லுவேன் அதை சொல்லுவேன். வேற, ஆ உடல் நல்லா மனத் நண்பன் இருக்கான்னா "நீ வந்து பணத்த வந்து முக்கியமா கருதாத. பணங்கிறது எப்படினாலும் வரத்தான் செய்யும். அதனால வந்து சில நேரங்கள்ல வந்து குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கு. அது போக, உனக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள செய்யி. திடீர்னு உனக்கு மனசு டல்லா இருந்தனா, அலுவலகத்தில லீவு போடணுனா போட்டுக்கோ. அந்த ஒரு நாள் சம்பளத்த பத்தி யோசிக்காத எங்கேயாது வெளிய போகணும்னா போயிட்டு வா." இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவேன்.
சரி. ம். ஆமா. புரியுது. அதாவது வந்து வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதுல இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன பழக்கங்கள்தான் நமக்கு பெரும் மகிழ்ச்சிய கொண்டு வந்து தருது எப்பவுமே, இல்லைங்களா இந்த இதுல?
ஆமா. உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கிறது வாழ்க்கையில எப்பயாவது ஒரு சில நேரங்கள்லதான் நடக்கும். அத தாண்டி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு புடிச்சதை செய்றதுதான் நமக்கு சந்தோஷம். அதுனால, மத்தவங்களுக்கு, கெடுதல் வரக்கூடாது அவ்ளதான். அப்படி நீங்க இருந்தாலே போதும்.
ஆமா. உண்ம. ம். யாரையுமே வந்து பாதிக்காம, நம்மோளட வாழ்க்கையில, நாம நமக்கு எது பிடிக்கிதோ அது சிறு விஷயமா இருந்தாலும், அதாவது வெளிய இருந்து பாக்குறவங்க, என்ன இத போய் பண்றாங்கற மாரி யோசிப்பாங்க. ஆனா, அத பத்தி கவலப்படாம நாம முன்னாடி தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கணும், இல்லைங்களா! இந்த இதில?
கண்டிப்பா. ஆமா. நம்ம நமக்காக தானே வாழணும்! அடுத்தவங்களுக்காக நம்ம யாரும் அ யா நா அடுத்தவுங்க சொல்ற யாரும் உங்களுக்காக வாழப்போறது கிடையாது. நீங்க ஒரு உதாரணம் சொல்லு நீங்க ஒரு அறிவுரை சொல்லி பாருங்க, அப்புடி சொல்றவங்ட்ட. அவுங்க செய்கிறாங்களா பார்ப்போம். செய்ய மாட்டாங்க.
ம். நிச்சயமா பண்ணமாட்டாங்க. நீ யாரு எனக்கு சொல்றக்குன்னு தான் கேப்பாங்க இல்லையா?
கண்டிப்பா. ஆமா. அறிவுரை கூர்றதுங்கிறதுதான் இருக்கிறதுலேயே இயல்பு ஈஸியான ஒரு விஷயம். அதனால அத எல்லாரும். மக்கள் தொடர்ந்து சொல்லுவாங்க.
ஆ. சரியா சொன்னீங்க. ம்.
இதுபோ ப்ப இதுபோக பாத்தீங்கன்னா, நான் சின்ன எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிலேருந்து நா வந்து இந்த காலை நேரத்ல வந்து கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்த கொ கொண்டு வந்தேன். அதாவது முந்தி 7 மணிக்கு, 6:30க்கு- எந்திரிக்கிறத வந்து, 5 மணிங்கிறது ஒரு திட்டமிட்ட நேரத்ல கொண்டு வந்தேன்.
ம். சரி. சரி. இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தான். என்ன பொறுத்த முடியும். எனக்கு ரொம்ப கடினமான விஷயந்தான் அது. சொல்லுங்க.
அத் அது எல்லாருக்குமே அது கடினமாதான், ஏன்னா குழந்தயிலருந்து நம்ம அப்படிதான் இருந்து பழகிட்டோம். ஆனா இந்துக்கள்ல பாத்திங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட ஒரு ஜாதியினர் வந்து அத நல்லபடியா பின்பற்றுறாங்க. அவுங்க காலையில படிக்கிறத எந்திரிக்கிறத பாத்தீங்கன்னா, 4க்கே- அ 4 மணிக்கே எந்திரிச்சுருவாங்க அதிகாலயே. எந்திரிச்சு கோயில்களுக்கு போயிட்டு வர்றதா இருக்கட்டும், வீட்டுல பூஜ பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் படிப்பாங்க உக்காந்து. அவுங்க அத சரியா பின்பற்றுறாங்க. ஆனா மத்தவர்கள பாத்தீங்கன்னா அவுங்கவுங்க வாழ்க்கைத்த வாழ்க்கையோட சூழ்நிலைக்கு ஏத்த மாரி பண்ணிக்கிறாங்க. ஆனா பொதுவா வந்து நம்ம காலைல எந்திரிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அத நான் பின்பற்றது இந்த மூலமா என்னென்னா எனக்கு கொஞ்சம் நி மனநிம்மதி நல்லாருந்தது. நம்ம எந்திரிக்கும்போது, அந்நேரம் மனசு அமைதியா இருக்கும். ஏன்னா ஊர் உறங்கி- உறங்கிட்ருக்கனால நெறைய டிஸ்ட்ராக்க்ஷன் இருக்காது.
ஆமா. சரி, சரி. ம். புரியுது. புரி பரவால்லயே. புரியுது, புரியுது. நீங்க இப்ப ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். அதாவது ஒரு புதிதா ஏதாவது கத்துக்கணும். இல்ல வேற ஏதாவது வேல இருக்குனா, அந்த நேரத்தில உக்கார்ந்து பண்றப்ப, அது கொஞ்சம் எளிதா முடியறக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லைங்களா! இந்த இதுல?
கண்டிப்பா. ஏன்னா உங்க வீட்ல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் உறங்கிட்ருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்நேரத்துல வந்து எந்தவிதமான இதுவும் இருக்காது. அதுபோக நீங்க அந்நேரத்ல எந்திரிச்சி போய் வெளிய ஒரு சின்னதா ஒரு நடைப்பயணம் போயிட்டு. ஒரு தேநீர் அருந்திட்டு வந்திங்கன்னா, அது ரொம்ப ச சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த காலநிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அமைதியா இருக்கும். அ சூடு இருக்காது. இந்த மாரி நெறைய நன்மைகள் இருக்கு, காலைல வெள்ளன எந்திரிக்கிறது.
ஆமா. ம். ம், புரியுது. அதாவது அது ஒரு சின்ன மாற்றம்தான். ஆனா, அத பண்றது மூலியமா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு வெகுமதியோ, இல்ல ஒரு நல்ல மனமாற்றத்தையோ, நல்ல விதமா எடுத்துட்டு வந்து கொடுக்குது இல்லைங்களா? இந்த இதில. இந்த மாற்றங்கள வந்து நீங்க உங்க குடும்பத்தில யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அதாவது இந்த மாதிரி விஷயங்கள. அதனால "யாராவது பயன்பெற்றிருக்கேன்னு, உங்ககிட்ட எப்பயாவது சொல்லியிருக்காங்களா? தங்களோட அனுபவத்த. இந்த இதில?"
கண்டிப்பா, கண்டிப்பா. நான் என் தங்கைக்கு சொல்லியிருந்தேன். “படிக்கிற நேரத்தில வந்து நீ ஆ ஆ படிக்கிற விஷயத்தில மட்டும் அதிக கவனம் செலுத்து.” ஒரு ஏன்னா அந்நேரம் வந்து அவ வந்து மதிப்பெண் குறைவா எடுத்துட்டே இருப்பா.
சரி. சரி.
இந்த விஷயம் தாயாருக்கு தெரிஞ்சோன, அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அ நான் சொல்லிட்டேன், “நீ வந்து அவுங்க எல்லாரும் சொல்றதெல்லாம், ரொம்ப கணக்கில எடுத்துக்கிடாத. ஆ `சில நேரங்கள்ல `ஸ்கூல்ல வந்து அ பசங்க கிண்டல் அடிக்கிறாங்க, இல்ல பொண்ணுங்க கிண்டல் அடிக்கிறாங்க’ அப்படிங்கும். நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன்ன பத்தி யாரும் கிண்டல் அடிச்சா, பதிலுக்கு நீ பேசிரு. பேசுறதில வந்து, இது எப்பயுமே குறை வைக்காத. நீ சரியா யார்ட்டமாச்சும் வம்புக்குன்னு போகாத, வந்தா ஒரு பிரச்சனை வந்தா ஏதும் விடாத. அதுபோக படிப்புன்னு சொல்றப்போ, படிப்பில கவனம் செலுத்து. ஏன்னா இந்த 4 வருஷம் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கை போயிடுவாங்க. நீ உன்னோட இந்த தருணத்தில ஆ சரியா இருந்தா தான் அவ எதிர்காலம்
சரி, சரி, சரி. ம். ம். ம். அவங்களுக்கு எது முக்கியமோ, அதில அவங்க முழு கவனம் செலுத்தணும் இல்லைங்களா? இந்த இதில.
ஆமா, ஆமா.
இப்ப இந்த பழக்கங்கள் அவுங்க இந் இந்த சின்ன மாற்றங்கள் அப்படின்கிறது ரொம்ப முக்கியம்கிறத நீங்க நல்ல அனுபவத்தில் நிறைய உணர்ந்து இருக்கீங்க இல்லைங்களா? இந்த இதில.
ஆமா. அது நான் அனுபவத்திலேயும் விழுந்திருக்கேன். நான் செய்யாததுனால இந்த விஷயங்கள் நடந்ததுலேயும் விழுந்திருக்கேன், இப்படி இருந்துருக்கலாமோன்னு சொல்லிட்டு. ஆனா அது லைஃப்ல நடக்கிறதுதான். நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம சரியா செய்யப்போறது கிடையாது. அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் ஒரு 60%ஆவது எல்லா விஷயங்களையும் செய்யணும் சரியா செய்யணும்.
ம். ம். புரியுது. இப்ப இவ்ளோ நேரம் வந்து நீங்க இந்த சிறு பழக்கங்கள் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி. ஆனா அது நமக்கு எ தனிமனித அளவுல எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்த தருது, வாழ்வியல் மாற்றங்கள தருது அப்படிங்கிறது, உங்க வாழ்க்கையோட அனுபவங்களில் உள்ள நல்ல உதாரணங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடன் இதுவரை பேசியதற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி!
உங்களோடும் நெறைய விஷயங்கள பேசினதுக்கு மகிழ்ச்சி, நன்றி!